அந்த மாதிரி உள்ள இருந்து பாக்குறது வெளிய தெரியுது. ஆனா, வெளிய இருந்து பார்த்தா உள்ள தெரியா அந்த அளவுக்கு ஒரு கண்ணாடி டோரு.
ஓஹோ! ஆஹா! சரிங்க.
அந்த 4 குவார்டர்ஸ்ல ஒரு, ஒரு வீடு வந்து எங்களுக்கு குடுத்தாங்க. நீங்க வந்து. அ ஏன்னா ஒரு நாள் மட்டும் தான் நாங்க இருக்கிறமாரி இருந்துச்சு. அந்த இரவுக்குள்ள நாங்க இறங்கிர்றோம் அந்த மலையில இருந்து அப்பிடிங்கிறமாரி ஒரு சூழல். அப்போ அந்த போலீஸ்காரங்களே வந்து திருப்பி வந்து இறக்கி விட்றமாரி. அப்போ அவுங்க அவுங்க தான் கொண்டு வந்து விட்றதும் அவுங்க தான். அப்பிடிதான் இருந்தது.
ஓஹோ! சரி, சரிங்க. ஆ. ஆஹா! அதாங்க. அ கூட்டிட்டு போயி உங்கள அந்த கோட்டர்ஸ்ல விட்டுட்டு வெ வந்துருவாங்க. அப்புறம் எ அ அடுத்த நாள் கூட்டி எ கூட்டிட்டு வந்துருவாங்க. அங்கேதான் இருந்காங்களா? ஆஹ!
ஆமா, ஆமா. வரல, வரல. அடுத்த நாள்லாம் இல்ல. அன்னக்கே தான். அன்னக்கே நான் காலையில வந்து போனோம். அ காலையில போயி்ட்டு காலையில அங்க ஒரு வே, ஒரு வேள சாப்புட்டோம். சாப்புட்டுட்டு அதுமே சாப்பாடுலாம் அங்க தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு வேள சாப் அந்த ஒரு வேளை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அவுங்க வந்து இந்த நாய்கள் வளர்ப்பாங்க. ம் ஆ, அது காவலுக்குமாரி தான் வச்சிருப்பாங்க அந்த நாய்கள். ஏன்னா, அந்த புலியிலாம் வந்துச்சு அப்பிடின்னா வந்து அந்த நாய்கள் வந்து சத்தம் போடுமாமாம்! ஆ ஆமா. அது இந்த அதுக்கும் அந்த கண்ணாடி வெளியே தெரியும் இல்லயா! அதுக்கு? அப்ப அந்த கண்ணாடி அது வந்து அதையுமேல் வந்து வெளியெல்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க. வெளிய கட்னாலும் ஏன்னா புலி சாப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லயா! அ அந்தமாரி நாய்களையுமே வந்து முன்னாடி ஒரு, ஒரு கிளாஸ் டோர் இருக்கும். இந்த வீடு அந்த குவார்டர்ஸ் சுத்தியே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அப்பிடி ஒரு பாதுகாப்பா தாங்க இருக்கு. ஏன்னா நான் ஆ அப்போ அந்த முன்னாடி இருக்க ஒரு தடவ வந்து அந்த கிளாஸ் டோர தாண்டியுமே ஒரு தடவ ஒரு புலி வந்து நாய சாப்ட்டுருக்காமா! அப்பிடி சொன்னாங்க. <chuckles> அ அப்போ ரொம்ப ப
ஆ. சரிங்க. ஓஹோ! ஆ. ஓஹோ! ஆ. ஓ! புரியுதுங்க. ஆமாங்க. ஓஹோ! அதான், அதாங்க. <chuckles> ஆ, புரியுதுங்க. அச்சச்சோ! ஆஹா! எப்பிடிங்க தைரியமா நீங்க போனீங்க? <laughs>
அத கேளுங்க. அதுதான். ரொம்ப பயமா இருந்ததுங்க. ரொம்ப பக், பக், பக்க பக்குன்றுருக்கு. நாங்க மொதல்ல வந்து அப்போ மதிய சாப்பாடுலாம் வந்துட்டு வெளியே உட்கார்ந்து சாப்புட்டோம். அது இந்த கதையெல்லாம் தெரியாம.
அ அ. <laughs> ஆமாங்க. அச்சோ! அ என்னது ஒரு தைரியம்? <laughs>
இந்த கதையெல்லாம் தெரியாது. இவரு வேற வந்து இப்பிடி சாப்ட்டுட்டு இருக்கும்போத சாப்புட்டு கொஞ்சம் முடிச்சு கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். அந்த நாய் வந்து கத்துது. ஓ! அப்போ பயமாயிருச்சு. இந்த நாய் கத்த ஆரம்பிக்கவும். ஒரு வேள எதுவும் விலங்கு எறங்கிருச்சோ! இது இப்பிடி கத்துதே! ஆ அந்த காட்டுக்குள்ள எதுவும் இறங்கிருச்சோ! அப்பிடிங்கிற மாரி ரொம்ப பயம். அதுக்கேத்த மாதிரி இந்த இலைகள் அசையும் பார்த்தீங்களா? ரொம்ப. அந்தமாரி இல வேற அசையுது பயங்கரமா அசையுது. ஐய்யய்யோ! ஏதோ ஒரு விலங்கு வருது போல அப்பிடி, இப்படி எதோ அசையுதே! மாரி ஒரு பதட்டத்தில, "எல்லாரும் உள்ள போங்க! உள்ள போங்கன்ட்டு!" அந்த குவாட்டர்ஸ்குள்ள அந்த 2வது ரூம் இருக்கும். ஒரு ரூம் தள்ளி. அந்த ரூம்க்குள்ள வரைக்கு எங்கள கொண்டு போய், "இங்கே நில்லுங்க! இங்கே நில்லுங்க! இந்த 2, 2 கதவ தாண்டி வெளியே வராதீங்கன்னு!" சொலட்டு, ஆ அந்த சோல்ஜர்ஸ் வந்துட்டு இந்த மொத கதவுல வந்து நிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கதவுல நாய் நிக்குது.
அஹா! சரிங்க. ஓ! ஆ. ஆஹா! ஓ! ஆமா, ஆமாங்க. அ. அ. <laughs> <laughs> அ. <chuckles> சரி, சரிங்க. ஓஹோ! சரிங்க. ஓஹோ! இப்ப வந்துட்டு அங்க அங்கருந்து பார்த்தாலும் கண்ணாடில தெரியுதுங்களா எல்லாமே?
அது பார்த்தீங்கன்னா, கத்து, கத்துன்னு ஆமா. எல்லா பக்கமுமே தெரியுங்க கண்ணாடில.
சரி, சரிங்க. ஆ.
அந்த கண்ணாடிலருந்து எல்லா பக்கமும் தெரியும். ம் ஆனாலும் பயம் தான். எங்கள்லாம் வந்து பார்க்க விடல. நீ நடுவு நடுவுல சென்ட்ரல்ல சென்ட்ர் ஆப் த ஹோம்ல வந்துட்டு போய் வச்சுட்டாங்க. இந்த பக்கமே வரக்கூடாது. அப்பிடின்ட்டு பெரியவுங்க மட்டும் சுத்தி, சுத்தி அங்கங்க நின்னு பார்க்குறாங்க. நம்மள வந்து பார்க்கவுட மாட்றாங்க.
அஹா! <laughs> அ அதாங்க. புரியுது. அஹ. <laughs> அ. <laughs>
எங்களுக்கு என்ன பயம்ன்னா, "இந்த கண்ணாடிய உடச்சுட்டு கூட வந்துருமோ!" அப்பிடின்ற பயம். <chuckles> ம்.
ஆ அதாங்க. ஏன்னா வேற அந்த நாய வேற ஒருக்கா உடைச்சுட்டு வந்துருச்சுன்னு சொன்னாங்கல்ல.

இல்ல அது வரல! வேற எதுவும் வரல. அது எதுக்கு சத்தம் போட்டுச்சுன்னே கடைசில தெரில. அந்த ரொம்ப சத்தம் போடுமாமா! எதாவது வந்துச்சுன்னா, அ விடாம, விடாம கொலச்சிட்டே இருக்குமாமாம். அந்தமாரி கொலைக்கல அது. கொலச்சதுக்கே எங்களுக்கு பயமாயிருச்சே!
தொவக்கும் ஓஹோ! ஆஹா! சரி, சரி. ஆ. அதான், அதாங்க. அது சும்மா எதுக்கோ உங்கள கூப்புட்றக்கூட குலச்சிருக்கும்! அதுக்கே பயந்துட்டீங்க. அ.
ஆ இல்ல புது ஆட்கள் வந்திருக்கோன்றதுக்காக கூட கொலச்சிருக்கும்!
ம், ஆமா, ஆமாங்க. ஆ.
ஆனா வந்துட்டு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சுங்க. ஒவ்வொரு ஏன்னா அவுங்க வந்து, அந்த கால் தடத்த வச்சே இது, இது, அது, இது வந்துட்டு போயிருக்கு. அது வந்துட்டு போயிருக்குன்னு, சொல்ல, சொல்ல, அ வேணாம் போதும் திரும்பிருவோம். இதுக்கு மேல போ வேண்டாம். நமக்கு பெர்மிஷனே இருந்தாலும் பரவால்ல. வேணாம் திரும்பிருவோம். ஆனா, அவுங்க என்ன சொல்லறாங்கன்னா
ஆஹா! அதான் அதாங்க. <laughs> ம்ஹ. அ என்னென்ன விலங்குகள் சொன்னாங்கன்னு, சொல்லுங்க? புலி அ யானை, அதுக்கப்புறம்?
ஆமாமா. ஆ யானை சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு ஜிராஃபின்னு நெனைைக்கிறேன். ஒ "இது போயிருக்கு" அப்பிடிங்கிற மாரி ஏதோ சொன்னாங்க. அ போனமாரி இருக்கு. அது கால் தடம் மாரி இருக்கு. அப்பிடிங்கிற மாரி சொன்னாங்க. ஆ அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா, யானை வந்து மலையிலருந்து எறங்குது. இந்த ஒரு தண்ணீ குடிச்சுட்டு, ந எறங்குது அப்பிடி சொல்லிட்டு அ "பாருங்க. ஆனா வந்துட்டு சத்தம் போட்டுறாதீங்க, பேசிறாதீங்க யாருமே" அப்பிடிங்கிற மாரி இவுங்க மெல்ல சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இத நான் பாத்தோம். ஒரு, ஒரு செட் ஆஃப் யானைகள் வந்து, அப்பிடியே வந்தது. அந்த அ அந்த ஆத்துல வந்து தண்ணீ குடிச்சுட்டு, அப்பிடியே அந்த ஆத்த கடந்து போது. அந்த மாரி ஆமா அத நேர்ல பாத்தோம். அப்ப வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனா வந்துட்டு, அந்த, மொத்த மலைப்பகுதியுமே வந்து பாக்கிற மாதிரி ஒரு எடம் இருக்காம். இந்த பைனாக்குலர்லாம் வச்சு பாப்பாங்க இல்லயா! ஒரு எவ்ளோ தூரம்னாலும் பாக்கலாம் அப்பிடிங்கிற மாரி. ஆ அது ஒரு கட்டிடம் இருக்கு. அந்த கட்டிடம் பாத்தீங்கன்னா, நெடு நெடுன்னு கட்டி வச்சிருக்கிறாங்க. ஒரு 3, 4 அந்த லைட் ஹவுஸ்லாம் இவ்ளோ நீள் நீளத்துக்கு, நீளமா இருக்கும்!
ஓஹோ! அஹா! ம். சரிங்க. ஓ! ஆ. அதான், அதாங்க. ஓஹோ! பாத்துட்டீங்க! அத நேர்ல பாத்தீங்க! ஆஹா! அருமைங்க. ஆ. ஓஹோ! ஆமா, ஆமாங்க. ஆ. ஆ, அதே தாங்க, ரொம்ப உயரமா! ஆ,
ஆ, அந்த மாதிரி ரொம்ப உயரமா, காட்டுக்குள்ள ஒரு கட்டிடம் கட்டியிருக்காங்க. ஆ அங்கே போய் பாக்கலாம் அப்பிடிங்கிறாங்க. ஆனா, அங்க போக எங்களுக்கு பயமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் நடந்து வந்ததே பயங்கர
சரிங்க. இங்க வந்தோனே க கொல நடுங்கிருச்சு, இனி எங்க அங்க போறது? அ, அ,
ஆமாங்க. அப்ப நாங்க சொல்ட்டோம். "இல்ல, வேண்டாம், அவ்ளோ தூரம் மேலலாம் 18 பேரும் ஏறி எறங்க முடியாது. அதனால வேண்டாம் நாங்க இ இங்க வரைக்கும் பாத்ததே போதும்!" அப்பிடின்னு சொல்ட்டோம். அப்பயும் என்னா பண்றாங்கன்னா, எங்க மாமா வந்து விடமாட்றாரு. அ நான் போய் நீங்களாம் வரல
ஆமாங்க. <laughs> சரிங்க. ஓ! "பர்மிஷன் இருக்குது வா வா!"
ஆமா. இந்தமாரி வாய்ப்புலாம் கெடைக்காது. என்னைய அப்புறம் வந்து, வேற போஸ்டிங் மாத்திட்டாங்க. வேற ஏரியா மாத்திட்டாங்கன்னா, ஆ பாக்க முடியாது. இதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கவே முடியாது. அப்பிடி சொல்லிட்டு அவரு ஆமா. ஆனா, அங்க வந்து பாதுகாப்பு நல்லா தான் இருக்கும். ஏன்னு கேட்டா நெடு நெடுன்னு நீள கட்டிடம்ங்கிறனால, எதுவுமே அந்த அளவுக்கு உள்ள வர முடியாது. ம். இருந்தாலும் நம்ம அந்த நீள கட்டடத்துக்கு மேல் வரை ஏறனும்ல்ல!
<laughs> ம். "உயிரு போனா மறுபடி வருமா?" <laughs> அதாங்க. ஆஹா! ஆ, புரியுதுங்க. இருந்தாலும் நீங்க அந்த வழிக்கே போகணும்ல! ஆ.
அது மேல வர ஏறுறதுங்கிறது, கஷ்டமான விஷயம்ல்ல. அப்போ அப்பிடி இருந்தும் பாத்தீங்கன்னா, அவுங்க விடலயே! நாங்க 2 பேருமாவ போய் பாத்துட்டு வறோம்ன்னு நீங்கலாம் நில்லுங்க. இல்ல நீங்கலாம் வந்து முன்னாடி நடங்க. அ, என் கூட ஒருத்தர் மட்டும் இருக்கட்டும். வழிகாட்டுறதுக்கு அப்பிடின்னு சொல்ட்டு, ஒருத்தர வச்சுக்கிட்டு எங்களெல்லாம் முன்னாடி அனுப்புச்சு விட்டாங்க. நாங்க வந்து, அ மெல்ல நடந்து போறோம். ஆ, அப்பறம் அவுங்க பாத்துட்டு வந்து சொன்னது இதுதான் இது. ஆ எப்பிடின்னா, அந்த அ அந்த நெடு, நெடுன்னு இருக்கு பாத்தீங்களா? அந்த கட்டிடத்தில மேல போயி இருந்து பாத்தோன்னா, அங்க சுத்தி உள்ள அந்த சத்தியமங்கலம் அந்த காடே வந்து ஃபுல்லா தெரியுதாங்க.
ஆமாங்க. ஆ. ஓஹோ! ஓஹோ! ஆ. அதான், அதாங்க, புரியுது. ஆ. ஓஹோ! சரி, சரிங்க.